ம். அந்த மாரி அது வந்து எங்க வீட்டு முன்னாடி போட்டு தொங்க விட்டுருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கும்ங்க. வெளிய எல்லாரும் வர்றவங்கல்லாம், "என்ன செடி இது? பார்த்ததே இல்லையே." அப்படின்னு கேட்கறாங்கங்க.
ஆஹ. அ. நல்லா இருக்கே. அ.
ஆமா. சோ இது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட்டு. அதே மாரி கேட்டுக்கு சைட்ல வந்து நாங்க என்ன பண்றோம்ன்னா, பூத்தொட்டி வந்து வைக்காம, அ கான்கிரீட்லேயே பூத்தொட்டி மாரி <tsk> அப்படியே கட்டிட்டோங்க.
அஹா.
ஒரு 5 இது. வீடு கட்டும்போதே. ஆ பாக்ஸ் மாரி. அதுலேயே வந்துட்டு ஒரு செம்பருத்தி, மல்லிப்பூ, அ துளசி, அப்புறம் கருவேப்பில, அப்புறம் வந்து கத்திரிக்கா.
இப்ப வீடு கட்டும்போது ஒரு பாக்ஸ் மாரி போட்டீங்க அப்படியா? ஆ. ம். அஹா.
இப்போ வந்து இது இருக்கும். கருவேப்பிலையும், கத்திரிக்காய் மட்டும் ஆல்டர்னேட் சீசன்க்கு தகுந்த மாரி ஏதாவது காய்கறி மாத்திருவோம்.
அஹ.
அப்புறம் வந்துட்டு இந்த மெயின் கேட் திறந்த உடனே என்ன பண்ணுவோம்ன்னா, இந்த அ தென்ன மரம் மாரி ஒரு அ குரோட்டன்ஸ் இருக்கு. ஒரு அ சுத்தி ஒரு 6 அடிக்கு வளரும்.
ஆ. அ ஆமா, ஆமா, ஆமா. அழகா இருக்கும்.
ஆமா. அது வந்துட்டு ஒரு சைடுல நாங்க வச்சிருக்கோம். அது கொஞ்சம் ஒரு ஓரு 10 அடி, 20 அடி விட்டு, நம்மளோட ஹால் டோர் இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும். <smacks lips> சோ வர்றவங்க அதுக்கு இன் பிட்வீன்னா வர மாரி. சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவோம்ன்னா ஒரு குரோட்டன்ஸ் தாங்க வாங்குனோம். அதுக்கப்பறம் அ அ குட்டி குட்டியா அதோட சைல்ட்லாம் விடும் பார்த்தீங்களா, அந்த செடி. அத எடுத்து இன்னொரு தொட்டியில வச்சுர்றது. சோ இப்படியே நாங்க வந்து ஒரு 10 செடி ஆக்கிட்டோம் அத.
ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஆமா. அது ஒண்ணு ஆ. பரவால்லையே, நல்ல ஐடியாங்க.
ஆமா, ஆமாங்க. அப்புறம் வந்துட்டு எங்க ஹாலுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய வராண்டா எங்களது, கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு 60 அடிக்கு வராண்டா இருக்கும். ஒரு 2 கார் நிப்பாட்டலாம்.
ம்ஹ்ம்.

ஆமாங்க. அப்புறம் அந்த பீச்சுல ஒரு டைம், ஒரு பக்கம் ஜெயிச்சு அங்கு ஒரு பாண்டா பொம்மை வாங்கி தந்தேன். அது 2மே வந்து ஷோகேஸ்ல வெச்சிருப்பேன்.
ஆ, ம்ஹ்ம். சரிங்க.
அப்புறம் வந்துட்டு, ஆ அ, என்னோட பெட்ரூமுங்க. நாங்க எங்க பெட்ரூம் சூப்பரா வச்சுருப்போங்க அந்த ஸ்ட்ரிப்ஸ் லைட்னு சொல்லுவாங்க
ம்ஹ்ம். க்ளீனா இருக்குமா? ம்ஹ்ம்.
அது அந்த இ அ இப்போ வந்து எப்படின்னா? ஒயரு மாரியே லைட்டு வருது. நீங்க விரிச்சுட்டு ஒட்டிட்டு, ஒரு USB குத்தீட்டீங்கன்னா, அப்படியே அது லைட் எரியும். ஆ, அ சும்மா ரூ. 500க்கு ரூ. 600க்கு கலர் கலரா Amazonலலாம் விப்பாங்க.
ஆ, ஆமாமா. கம்மியா தான் இருக்கு ரேட்டு. ஆமாமா நானும் கே பாத்தேன் அத.
ஆனா, அது ரொம்ப அழகா இருக்கும்ங்க. நாங்க பர்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்னா குவாலிட்டியா இருக்கும்னு? தெரியலன்னு யோசிச்சோம். பட் அது போட்டதுக்கப்புறம் அப்படியே வீடு வந்து செம்ம அழகாயிருச்சு அந்த ரூமே. நைட் எல்லாம் அத போட்டு படம் பாக்குறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். அப்டியே ஒரு நைட் ஃபுட் எல்லாம் சாப்பிடும்போது ச ஒரு கேண்டில் லைட் டின்னர் பீலிங் வந்துரும்.
ம்ஹ்ம்! ஆஹ, ப்ளசன்ட் ஆயிருச்சா? ஆஹ, ஆ,
அப்புறம் வந்துட்டு அதே மாரி வீட்டுலயும், என்னா
இப்போ உங்க வீட்டுல, உங்க கலியாணம்லாம் இந்த வீட்டுல தான் நடந்திருக்கும் இல்லையா?
ஆ, கல்யாணம் மண்டபத்துல தான் நடந்துச்சு.
இல்ல. அதுக்கு விருந்தினர்கள்லாம் நெறையா பேரு சொந்தக்காரங்கலாம் வந்துருப்பாங்க. அப்போலாம் இது எப்படி அரேஞ் பண்ணீங்க இந்த வீட்ட?
ஆ, ஆமாங்க கண்டிப்பா. அது ஆக்சுவலா இப்ப ஆ அந்த 8, 9 மாசம் முன்னாடி நடந்ததுக்கு அ, அந்த டைம் அவுங்க எல்லாம் வந்தாவே இத பாத்தா இம்ப்ரஸ் ஆகணும்ங்கிற ஒரே காரணத்துக்காகவே, இது எல்லாமே பாத்து பாத்து நான் செஞ்சது.
ஆ, <laughs> அதான் நானும் சொன்னேன். அதுதான் நம்ம எப்பயாவது, விசேஷ காலங்கள்ல தான் நாம, அந்த வீட்ட சின்னதா இருக்குன்னு, நம்ம தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவே, நம்ம நெறையா பண்ணுவோம். எதுல? ஐயோ! இப்போ வீடு இரு
ஆமா. வீட்டுக்கு வரவங்கலாம் பாத்துட்டு ஏன்னா, ஏதோ கொற சொல்லணும்னே வருவாங்க. ம். ஆ கண்டிப்பாங்க. நான் வந்து அதுவும் இல்லாம என்னா நெனைச்சேன்! <tsk> "சரி லவ் மேரேஜூ, அவங்க சொந்தக்காரங்க வந்தா, "என்னா இது இப்படி இருக்கு?" அது அப்படி இருக்குன்னு? சொல்லுவாங்க. சரி! அவங்களே வாயில வெரல் வெக்குற மாரி ஏதோ ஒண்ணு பண்ணிருவோம்."
ஆ. ம்ஹ்ம். ஆ, இல்ல கலியாணத்தின்போது வீட நிறையா மாத்துவாங்க. அது நம்மளுடைய கலாச்சா
சரி இதெல்லாம் ஏன்னா? கண்டிப்பாங்க அது உண்ம. நெறையா நீட்னெஸு, கொஞ்சம் அந்த கபோர்டு விஷயங்கள். நான் என்னோட வொர்க் ப்ளே வொர்க் பிளேஸ வந்து கொஞ்சம் அவுங்களுக்கு வந்து அ நல்லா காட்டணும்ங்குறதுக்காக, எ லேப்டாப் மானிட்டர்லாம் சும்மா கீழ இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு டேபிள் வெச்சு, அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு வெச்சு, அந்த எடங்களே வந்து ஆ, அதுக்கு 2 எடத்துல ஒரு அழகா என்னோட கேக்டஸ் இருக்கும். அந்த டேபிள்ல, இன்டோர் பிளான்ட் மாரி அதை வச்சிருப்பேன்.
ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம், ம்! பரவால்லயே. ஆஹ.

கண்டிப்பாங்க. அப்புறம் பழைய வீட்லருந்து சரி, <tsk> அப்படியே அதை விட்டுட்டு வந்தப்போ ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இது இருந்தப்போ, சரி, ஓகே! பழைய வீட்டு ஞாபகமாவாவது இருக்குன்ற மாரி ஆயிருச்சு. அந்த வராண்டாவுமே ரொம்ப அழகாயிருச்சுங்க, அந்த சங்கிலி போட்டு, ஊஞ்சல் ஆடிட்ன்னு, எல்லாருமே வந்தோன்னே, அவ்ளோ ஆசையா ஊஞ்சல்லவந்து உக்காந்துக்குவாங்க.
ம். ம். ம், பாருங்களேன். ஆ, அடுத்து என்ன? அடுத்து என்னலாம் வசதியா வச்சுருக்கீங்க? இப்போ கொ சொல்லுங்க.
அப்புறம் வந்துட்டு அடுத்து வந்து அந்த வராண்டாலயே ஆ, என்னான்னா, "வீட்டுக்குள்ள வரம்போதே, நம்மள வந்து, ஒரு பயங்கர பங்களா மாரி காட்டியரணும்" அப்படிங்கறதுக்காக அந்த சான்லியர் மாரி சொல்லுவாங்க இல்லீங்களா?
ம். ம். <laughs> ஆமா.
அதுவே ரொம்ப காஸ்ட்லியா எல்லாம் இல்லாம, இப்போவெலாம் ஒரு சின்ன ஒரு கூடை மாரி, நீங்க இந்த தாபா, ஒரு நைட் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா, ஒரு கூட மாரி ஒரு வீடு மாரி ஒரு கூட இருக்கும். அதுக்குள்ள ஒரு பல்ப் எரியும்.
ஆ. ஆம்மா!
ஆ. அது மாரி சேன்லியர் வாங்கி வ நடுவுல தொங்க விட்டிருக்கோம். சோ அது பாக்க கொஞ்சம் நைட் ஆகும்போது அந்த லாம்ப் போடம்போது கொஞ்சம் வீடு வந்து அழகா தெரியும்.
நல்லாயிருக்கும். ஆ நைட் டைமிங்க்ல பாக்கறதுக்கு வித்தியாசமா தான் இருக்கும்.
ஆமாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ள, ஹால்ல வந்துட்டு மோஸ்ட்லி மேக்ஸிமம் அ பர்னிச்சர் அந்த ஸோ சோஃபாவை வச்சே கவர் பண்ணிர்றது. அப்புறம் வந்து, அ 4 கார்னருக்கு எல்லா பக்கமே மேக்ஸிமம் செடி வச்சர்றதுங்க. ஒரு ஏஸ்தெட்டிக்கா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த வீட்டோட அந்த 4 மூலைக்கும் வந்து, ஒரு செடி குரோட்டன்ஸோ இல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஆ. அப்படியாங்க! வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களா? நாலு மூலையிலயும்!
ஆ ஆமாங்க. ஹாலுக்குள்ள இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆ அது மாரி வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இந்த
ஆமா. இப்போலாம் நெறையலாம் இருக்குங்க. நானும் 1 வாங்கி வச்சு பாத்தேன். அது ஒண்ணும் ஒர்க் ஆகல.